நம்ம என்ன பண்ணுவோம். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உணவுக்காகத் தான் அங்கங்கன்னு போய்ச் சாப்பிட்டுட்டு இருப்போம். சில சமயங்கள்ல வந்து இந்த ரோட்டு கடையில சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா, அந்தோட சுவையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறக்க முடியாத சுவை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நறைய பேருக்குப் பாத்தீங்கன்னா அந்தத் தெரு உணவகங்களில சாப்பிடும்போது பாத்தீங்க அப்டின்னா ஒரு நல்ல ஒரு அனுபவமே நமக்குக் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது தெரு உணவகத்தில் சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நடந்த விசித்திரம் எதாச்சு உங்களுக்குத் தெரியுமா? அதைப் பத்தின்ன ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா?
கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமாங்க. அது எனக்கு அந்த தெருக்கடையில தெரு உணவகத்துல சாப்பிட ஆரம்பிச்சதே ஒரு கதைதாங்க. என்னன்னா எனக்கு டைம்மே கெடையாது. நேரமே இல்ல. நான் அப்படியே வந்து அலுவலகத்துல இருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்கேன் நானு. டைம் ஆச்சு. நேரம் ஆச்சு. நம்ம நண்பர்கள் வந்து இருப்பாங்க. கூட்டிட்டு எங்கயோ போகணும்ங்கற மாரி எதோ சொல்லிட்டு இருந்தாங்க. நேரமே இல்லையே. இப்போ எங்க போய் சாப்பிடுறது? மெஸ்ஸும் மூடி இருக்கும். இல்லாட்டி வந்து ட டைம் ஆகும் சாப்பாடு குடுக்கிறதுன்னு பார்த்தா அங்க ஒரு கடை இருந்துச்சு. நாங்க போற தெருவுல. சரின்னுட்டு 4 இட்லி வைப்பா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே வச்சு குடுத்தான். சுட சுட வச்சு குடுத்தான். சாப்பிட்டுட்டேன். அந்தச் சூடா இருக்குற இட்லி இன்னும் பசிய ஏத்தி உட்டுருச்சு என்னைய. சாப்பிட்டுட்டே இருக்கேன்.
ம். ம். ஆமாங்க. சில சமயங்கள்ல இருக்கும் அப்படி தான். பசியோட சாப்பிடும்போது சூடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்போதும் சாப்பிடுறதை விட ஒரு 2, 3 இட்லி எக்ஸ்ட்ராவே உள்ளாற போயிடும்.
கண்டிப்பா. கண்டிப்பா. 4 இட்லி வாங்கிட்டேன். எனக்கு 2 இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தப்பு பண்ணிட்டேனா? நான் என்ன 4 இட்லி வாங்குனேன். 2 இட்லி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பரோட்டா வாங்கி இருக்கலாமேடா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அப்பதான் பரோட்டா சூடா போட்டு அடிச்சு துவச்சு இன்னொரு தட்டுல போட்டாரு அவரு. அவரு மாஸ்டர்
ம். ஓ.
ஆ ச் அய்யய்யோ! சரி ஓகே, பரவால்ல, நம்ம இட்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பரோட்டாக்கு போலாம் அப்பிடின்னு நான் என்னயவே நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் ஆம்லேட் சாப்பிட்டாரு. ஆ, எனக்கு சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணலாம். 2 பரோட்டா சாப்பிடாம ஒரு பரோட்டா ஒரு ஆம்லேட் சாப்பிட்லாம் அப்பிடின்னு நான் முடிவு பண்ணேன். சரின்னு 3வது இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு, 4 வது இட்டில கை வச்சிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து மாஸ்டர் ஒரு கொத்து அப்பிடின்னாரு. ஒய்யால! இதுவும் போடுறாங்களா! சரின்ட்டு அப்ப எல்லாமே கேன்சல் எனக்குக் கொத்து பரோட்டா மட்டும் 1 அப்பிடின்னு சொல்ட்டு சொன்னேன். அ ஒன்னா! 1 சாப்பிடுவீங்களா? அப்பிடின்னாரு. என்னோட தோற்றம் ரொம்ப க சின்னதா இருக்கும். அப்போ 48 கிலோ அவ்வளவுதான் இருப்பேன் நானு. அந்த 48 கிலோ எலும்புல இவ்ளோ போகுது. இட்லி போகுது. அ அப்புறம் இந்தக் கொத்து பரோட்டா எல்லாம் உள்ள போகுது. அப்போ நான் அ எவ்ளோ இருக்கு? எவ்ளோ அண்ணா இருக்கும்? அப்பிடின்னு கேக்குறேன், இவ்ளோ இருக்கும்ப்பா! அப்பிடின்ன 1 உன்னால சாப்பிட முடியாது. பாதி வேணா சாப்பிடு. மீதி இன்னும் வேணுன்னா, இன்னொரு பாதி எடுத்துக்கோ! அப்பிடின்னாரு அவரு. சரி அப்பிடின்னேன், அப்ப ரொம்ப கம்மிதான். ஆ அப்ப விலை எல்லாம் ரொம்ப கம்மிதான் அப்போ. ரூ.30 தான். ஒரு கொத்து பரோட்டாவே ரூ.30 தான் அப்போ பாதி வந்து நான் வாங்குனேன். சாப்பிட்டு முடிக்கிறேன். என்னால முடியல. அவ்வளவுதான். ஸோ ஒரு கொத்து பாதியோட முடிச்சிட்டு அ நான் அப்பிடியே வந்து வீட்டுக்கு போனேன். ஆ, என்னோட நண்பர்கள் எல்லாம் வந்து சாவிய கொடுத்தாங்க. அவுங்க எல்லாம் நைட் ஷிப்ட் போறாங்க. முடிச்சிட்டேன் நானு.
ம். ஆ. ஓ! ம். ம். சரி. ஓ!
இதுவே ஒரு இடத்துல நடந்த சம்பவம். இது தான் வந்து என்னைய வந்து அறிமுகப்படுத்துச்சு. ஒரு கடையில போய்ச் சாப்பிடலாம். இந்த மாதிரி தெருக்கடையில போய்ச் சாப்பிடலாம். ஒண்ணும் ஆகாது அப்படின்னு அறிமுகப்படுத்தச்சு. இதுக்கப்புறம்.
ஆமாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்தப் பயம் இருக்கும். அதாச்சும் இந்த ரோட்டோரமா இருக்கிற ஹோட்டல்ல, அதாச்சும் தள்ளுவண்டி கடைல எல்லாம் சாப்பிட்டா எதாச்சு உடல் உபாதைகள் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க. அது ஒரு தடவை வந்து அந்த ருசி பாத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்க மட்டும் தான் போவோம். இந்த ரெஸ்டாரென்ட் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. அங்க மட்டுதாங்க சாப்பிடுவோம். <laughs> நிச்சயமாங்க. சரியா சொன்னீங்க. ஏன்னா சுட சுட இட்லி பாத்தீங்கன்னா எங்கேயுமே கெடக்காது. எந்த ஹோட்டல்லயும் ரெஸ்டாரென்ட்லயும் கெடக்காதுங்க. அவ்வளவு சூடா இருக்கும் அந்தச் சாம்பாரும் சரி, சட்னி ஒரு கார சட்னி வைப்பாங்க. அதுவும் கேட்டாதாங்க வைப்பாங்க. சும்மா வெறுமனே ஒரு சாம்பார் மட்டும் ஊத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? அக்கா இந்தக் கார சட்னி போடுங்கக்கா அப்படின்னா, அப்படியாப்பா சரின்னுட்டு போட்டுக் கொடுப்பாங்க அவங்க. ஏன்னா கம்மியா செஞ்சிருப்பாங்க. வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்கறதுக்காகக் கம்மியா செஞ்சிருப்பாங்க. அதனால வந்து யார் கேக்குறாங்கலோ அவங்களுக்கு மட்டும்தான் போட்டுக் கொடுப்பாங்க. வச்சு கொடுத்தாங்க. நானும்.
ம். அப்படியா? ம். ஒரு ரெகுலர் கஸ்டமர் மாதிரி வச்சிருப்பாங்க. இவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு போட்டுக்குடுத்துடுறது.
ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அது நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? என்னோட நண்பர்கள் அத்தனை பேரையும் வந்து இங்க சாப்பிடலாம்டா. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே காலம் போச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு நாங்க வீடு மாறின மாதிரி ஆச்சு. அது வீடு மாறினதுக்கு அப்புறம் இன்னொரு வீட்ல புது வீட்ல, புது வீடுக்கு ஜ்ஸ்ட்டு முன்னாடி அதே மாதிரிதான். அது பழைய வீட்டோட ரொம்ப க்ளோஸ் இது. அந்தத் தெரு உணவகம். இது இங்க என்னன்னா, எனக்கு என்னன்னா ஒரு விஷயம். இட்லியோட எனக்குச் சாம்பார் கண்டிப்பா வேணும். அப்பதான் அது எனக்குப் பிடிக்கும். ஆனா அவரு எப்படி எப்படி இட்லி விற்பார்னா, தேங்காய் சட்னி இருக்கும். அப்புறம் கார சட்னி இருக்கும். அந்த இஞ்சி சட்னி சொல்லுவாங்க. அது இருக்கும். எனக்குக் கொஞ்சம் கடுப்பாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போய்ச் சாப்பிட்டப்போ என்னன்னா, சாம்பார் இல்லையான்னு கேட்டேன் நானு. "போட்டி குழம்பு இருக்கு ஊத்திக்கிறயா" அப்படின்னாரு அவரு. <laughs> எனக்கு என்ன போட்டி குழம்பு ஃப்ரீயா குடுக்குறாரு. இவ்ளோ லூஸா இருக்காரே அவர் அப்படின்னு சொன்ன மனசுல வந்து நானு.
ம். ஓ! சரிங்க. ம். ஆமா. அ. ம். ம். அவரு ஃப்ரீயா குடுப்பாரா? அவரு அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாரு. அதுனாலதான் சாம்பார் வைக்கலை. சாம்பார் வச்சா நீங்கச் சாம்பரோட போயிடுவீங்க. இப்ப போட்டி கொழம்புனா தனியா சார்ஜ் பண்ணி காசு கலெக்ட் பண்ணிக்கலாம்ல. அவரோட ட்ரிக் பிசினஸ் ஐடியா பாருங்க. எந்த அளவுல இருக்கு பாருங்க.
ஆமா. ஆமா ஆமா. ஆமா. <laughs> ஆமா. நானும் என்ன சொன்னேன், கேட்டேன்னா இது எப்படிண்ணா இது? இதுக்கு தனியா காசா இல்லையா? அப்படின்னு கேட்டேன் நானு. "கறியோடு வேணும்னா காசு. கறி இல்லாம வெறுமனே குழம்புன்னா ஃப்ரீ" அப்படின்னாரு அவரு. சரி ஓகே ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கேன். பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்ப ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி நிதானம் இல்லாம ஒருத்தர் வந்தாரு. சரிங்களா? அவருக்கு வந்து 4 இட்லி வச்சு கொடுத்தாரு. கொஞ்சம் சட்னி. 2 சட்னி மட்டும் வச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இல்ல. ஏதோ ஒரு வார்த்த ஒரு மாதிரி வாக்குவாதமா ஆச்சு. என்னத்த இட்லி போட்டுருக்க? ஒரு முட்டை போட்டு. ஏதோ ஒரு மாதிரி ஒரு மரியாதை குறைவா அவர் பேசிட்டு இருந்தார் அந்தோரு.
ம். ஓ! ம். ம். ம். ஓ! சரிங்க.
என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு வந்து கை வச்சிட்டாரு கடைக்காரர் மேல. எங்களுக்குன்னா பயம்.
அடடா! ம். யாரு வந்து இப்ப ஃபர்ஸ்ட்டு கை வச்சது? அந்தத் தள்ளுவண்டி காரரா? இல்ல இப்ப சாப்பிட வந்தவரா? ம். ஆமா. ம்.
இல்ல சாப்பிட வந்தவரு. ஒரு மாதிரி நிதானம் இல்லாம அவர் போதையில வந்தவரு. ஆமா அவரு போதையில வந்தவரு. அவர் இந்த மாதிரி கை வச்சிட்டாரு. ஆனா இந்தக் கடைக்காரர் சும்மா இல்லைங்க. ரொம்ப குஷ்டியா இருந்தார் அவரு. அவரு 4, 5 பேர் வந்தா கூட அடிக்கிற அளவுக்கு அவரோட அந்த ஆஜானுபாகுவா இருந்தார் அவர் பார்த்தா. நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். என்ன இப்ப இப்படி இருக்காரு. ஆனாலும் வந்து அவரைத் தள்ளிவிட மாட்றாரு. வாக்குவாதத்துல வந்து போகமாட்றாரு அப்படின்னு நான் கேட்டேன். அவரு வந்து சமோ வந்து பேசி அவர அப்படியே கிளப்பி விட்டாரு. காசே கொடுக்கல அவரு. அப்படியே போயிட்டாரு. நிதானம் இல்லாதவர். அப்படியே சாப்பிட்டு அப்படியே போயிட்டாரு அவரு. நான் கேட்டேன், "என்னன்னா, அவன அப்படியே உட்டிங்க. உங்க மேல கை வைக்கிறாரு" அப்படின்னா, "இவனுங்களை எல்லாம் வந்து நம்ம கை வச்சு நாம பேசினா நமக்குத் தான்ப்பா அசிங்கம். நம்ம நாளைக்கு திருப்பி இங்க வந்து பொழப்பு நடத்தணும். இவனுங்க அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனா, நம்ம நாளைக்கு மறுபடியும் இங்க வரணும். இவன அடிச்சா இன்னும் 10 பேரை கூட்டி வருவான் இவன். இவன இவன நம்ம சும்மா விட்டா நாலு இட்லியோட போகும். இந்த பத்து பேரை கூப்பிட்டு வந்தா இன்னொரு நாற்பது இட்லி போகும்ப்பா. கடை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்படியே விடுறதான்ப்பா நல்லது" அப்படின்னு அவரு எனக்கு ஒண்ணு சொன்னாரு. அதனால எனக்கு ஒரு என்ன பாடம்னா, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்ப வந்து நம்ம உணர்ச்சிகளை நாம பொறுமையா வச்சுக்கணும். நம்ம உன நமக்குள்ள நாம பேசிக்கலாம். "டேய், கைய எடுத்துரு, இல்லனா நான் என்ன செய்வேனோ எனக்கே தெரியாது"ங்குற மாதிரி நாம உள்ளே பேசிக்கலாம். ஆனா, வெளிய நாம காட்டிட்டோன்னா, "ஓ, அப்படியா, கை வச்சு, பாரு வச்சு பாரு. இந்த இடத்தை விட்டுப் போறியான்னு பாக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி அந்த மெதப்புல அந்த வாக்குவாதம் எப்படி வேணாலும் நடக்க, மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா?
ஆ. சரிங்க. ம். ஓ! ம். ம். ஓ! ம். ம். ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க. அவர் சொன்ன மாரி இந்தக் கடையே கூட இல்லாத இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம்.
கண்டிப்பா. நிச்சயமா. இப்போ இன்னொரு சின்ன சம்பவம் நான் சொல்றேன். ஒரு 2 நண்பர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒரு மாரி ஒரு சின்ன விஷயத்துல வாக்குவாதம் முட்டுறது. ஒரே அற உடுறான் அவன். அற உட்டு காதுல அடி பட்டுருச்சு. காது செ கேட்கும் திறன் போயிருச்சு. சரிங்களா? கேட்கும் திறன் போறதுனால அவங்க எப்படின்னா, இவனுக்கும் வந்து நீ என்னைய அடிச்சிட்டல்ல, இவன் முன்னாடி என்னை அடிச்சிட்டல்ல அப்படிங்கிற அந்த ஒரு கௌரவ குறைச்சல் ஒண்ணு. அடிச்சது கூட வலி இல்ல. கௌரவ குறைச்சல் ஒண்ணு. 2வது ஆ அவங்க அம்மா, அப்பா, "என் மகனை நீ அடிச்சிருக்கிற" அப்படின்டு இந்த 2 விஷயத்த வச்சு அவங்க வந்து கல்
ம். அடடா! ம். ம்.
கேக்குறாங்க. அ நாங்க வந்து உங்கள சமாதானப்படுத்தத்தான் முடியும். மேற்கொண்டு நீங்க சமாதானமாகல அப்படின்னா உங்க இஷ்டம் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. என்னன்னா, "நீங்க போலீஸ்க்கு போறதுன்னா போலாம்" அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. போலீஸ்க்கு போயிட்டு இவனுக்கு ஒரு பிளாக் மார்க் ஆயிடுச்சு. சரிங்களா? இவன் வந்து அடிச்சிருக்கிறான். இவனுக்குக் காதுல கேக் கேக்குற திறன் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் மார்க் மாரி ஆயிருச்சு. இவனுக்கு வந்து ஒரு மாரி கேள்விக்குறியா ஆயிருச்சு. அதாவது கல்லூரி படிச்சிருக்கிறானும், கல்லூரி படிச்சிட்டு இருக்கான். நிறைய, இதனால நிறைய இம்பெக்ட் இருக்கு. ஏன்னா, அங்க போயிட்டு ரிசைன் பண்ணனும் இல்ல அவங்க சொல்றதை கேக்கணும். அவங்க அப்பா, அம்மாக்கு ஒரு சில விஷயத்துல வந்து கொஞ்சம் வெட்கப்படுற மாரி ஒரு சில தருணங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா, பையனோட வேலைக்காக பையனோட கோபத்துக்காக, ஒண்ணுமே இல்ல, உப்பு சப்புக்கு இல்லாத கோவத்துக்காக எங்கள போயிட்டு இப்படி கை கட்டி நிக்க வச்சிட்டானே பையன்ங்கிற மாரி அவனுக்கு வந்து இந்த மாரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது. செ ஒரு சம்பவம் நான் கே ஒரு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு உணவத்துக்கு வந்து ஒருத்தர் பார்சல் கட்ட வராரு. பார்சல் வாங்க வராரு. ஒரு ஒரு 10 இட்லி அளவு வாங்க வராரு. சாம்பார் கம்மியா குடுத்துட்டாரு போல. சரிங்களா? சாம்பார் கம்மியா குடுத்துருக்காரு. இவரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாம்பார் கொடுங்கன்னு கேட்டுருக்காரு, வாங்க வந்தவரு. அவரு சூப்பர்வைசரோ யாரோ ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் கொடுக்க முடியாதுங்கிற மாரி வேற தொனில பேசிட்டார்.
ம். சரிங்க. ம். ஓ. ம். ஓ. சரிங்க. ம். ஓ! ம்.
இவரு என்ன கோவத்துல இருந்தாரோ, தெரியல. அவரு என்ன கோவத்துல இருந்தாரோ? தெரியல. இந்த வாங்க வந்தவரு ஒரு அறை உட்டுருக்காரு.
அடடா!
ஒரு இது அப்படியே முத்தி போயி, சண்டை புடிச்சு, அந்த சூப்பர்வைசர் சொன்னார் பாத்தீங்களா, சாம்பார்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாதுன்டு, அவர் வந்து உயிரோட இல்ல.
ஆமா. ஐயோயோ!
சரிங்களா, வீட்ல எப்படி இருக்கும்னா, ஷ் "இட்லி வாங்க போனவரு இன்னும் வரலையே!" பாருங்களேன், இட்லில ஆரம்பிக்குது. ஆனா, ஒரு உயிர் போயிருச்சு.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதோட அவங்க, அவங்களோட மனநிலை வந்து எந்த அளவுக்கு எப்படி போகுதுன்னே வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. வாங்க வர்றவங்களும் கொஞ்சம் வந்து பார்த்துத் தான் வாங்க வரணும். அதே மாரி யாவாரம் பண்றவங்களும் நாளைக்குப் பின்ன நம்பளதான் இந்தக் கடையில தான் இருந்து வியாபாரம் பண்ணனும் அப்படிங்கிற அந்த மன நிலையிலும் அவங்க இருந்தே ஆகணும். அப்பத் தான் வந்து எதாச்சும் கஸ்டமர் கேட்டா கூடக் கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ணி கொடுத்தா தான் வந்து என்ன பண்ண முடியும்ன்னா, அந்தப் பொழப்பை ஓட்ட முடியும். நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா? அந்த ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அவ இவரு நினைச்சு இருந்தா அப்படின்னா, அவர் மேல கை வச்சிருக்கலாம். ஆனா வந்து ம நாளை நாளைக்கு வந்து நம்ம இதே இடத்துல வியாபாரம் பாக்கணும்மே, அப்படிங்கிறதுனால, அவர் அந்த இடத்துல வந்து விட்டுக் கொடுத்துப் போனாரு இல்லையா? அந்த அது தப்பு கிடையாது. ஆனா வந்து நான் தான் பயில்வான் அப்படின்னு சொல்லிப் காட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்கனா அந்த இடத்துல, மறுநாள் வந்து அந்த இடத்துல வியாபாரம் நடக்குறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். இப்ப இப்ப தெரு தெரு உணவகத்துல வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு உணவு பாதுகாப்பு முறையிலாம் நம்ம கையாண்டா இன்னும் வந்து வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. சொல்லுங்க. உணவு பாதுகாப்பு கொஞ்சம் கம்மிதாங்க, அத நான் கண்டிப்பா ஒத்துப்பன். அதாவது சுகாதார பாதுகாப்பு அப்டிங்கறது கொஞ்சம் கம்மிதான் உண்மையிலே. அது எப்டின்னா, பக்கத்துல 2 ஒரு உதாரணத்துக்குச் சொல்றேன். அந்த வண்டில ஒரு 2 டபரா வச்சிருப்பாங்க. 2துலயும் தண்ணி இருக்கும். எப்டின்னா இவங்க வந்து இட்லி ஊத்துவாங்க. கைல ஃபுல்லா இட்லி பட்டுருக்கும். அந்த ஒரு தண்ணியில வந்து கழுவுவாங்க. அப்புறம் வந்து பரோட்டா வந்து போட்டதுக்கு அப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம், அடிப்பாங்க. ரெடி ஆனதுக்கு அப்புறம் அடிப்பாங்க நல்லா. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த கைய அதே கையில கழுவுவாங்க. தண்ணியில கழுவுவாங்க. ஒரே தண்ணியிலயே கழுவுவாங்க திருப்பித் திருப்பி அது 1. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட வெளிய கடை போட்டுருக்குறதுனால அவங்க தண்ணிய ரொம்ப கம்மியாதான் எடுத்துட்டு வருவாங்க. இந்த தட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த தட்ட கழுவுறதே எப்டின்னா, ஒரு முற வந்து ஒரு நல்ல தண்ணியிலயும், ஒரு முறை ஒரு முறை கெட்ட தண்ணியிலயும், ஒரு முறை நல்ல தண்ணியில கழுவிட்டு அப்டியே வச்சிருவாங்க.
ம். ஆமா. ஆமாங்க. ஆமா.
சரிங்களா, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் சுகாதாரம் கம்மியாதான் இருக்கும் அது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம கை கழுவுறோம் பாத்தீங்களா, அந்தத் தண்ணி கூட கொஞ்சம் சில நேரங்கள்ல நம்ம கவனிக்க மாட்டோம். கலங்கலாதான் இருக்கும் அதுவும். அது கொஞ்சம் நாம பாத்துக்கணும். அது நம்மளோட ரிஸ்க் தான். மத்தபடி உங்க சாப்பாட்டுல கொற அப்டி இருக்கான்னு கேட்டா அது இருக்கவே இருக்காது. உண்மையிலே இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் கொற இருக்குமே தவிர சாப்பாட்டுல கொற இருக்காது. இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கட க இந்த தள்ளுவண்டி கட இருக்கு வச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதச் சுத்தி ஒரு வளையம் மாதிரி அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா, இந்த பறக்குற குப்ப வந்து உள்ள வராது சாப்பாட்டுல.
ஆமா. கலங்கலா தான் இருக்கும். ஆமாங்க. ஆமா. ம். புரியுதுங்க, புரியுதுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த உணவகத்துல சாப்பிடும்போது நடந்த விசித்திரமான ஒரு சம்பவம் பாத்தீங்க அப்டின்னா உண்மையிலேயே அவர் வந்து அந்தத் தள்ளுவண்டி காரர் வந்து ஒரு ரொம்ப சாதுர்யமா நடந்து இருக்காரு அப்டின்னு தான் சொல்லிச் சொல்லலாம். உங்ககிட்ட பேசியதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நிச்சயமா. நிச்சயமாங்க. நன்றிங்க, மீண்டும் பேசலாம்.